லெட்டர் எழுதி வச்சிட்டு. ஆ எங்க வந்து அந்த எஜுகேஷனோட தலைவர் இருப்பாரு இல்லயா? அவங்களோட அலுவலகத்துக்கு வாசல்ல போய் நின்னுட்டாங்க.
ஆமாங்க.
நறைய பேரு. அது ஒரு பக்கம். அப்புறம் கல்லூரிக்கு வெளியே வந்து, அ பெரிய ரோடு இருக்கும். ஒரு மெயின் ரோட் மாரி, அ உடனடியா வந்து ஒரு அப் ஒரு 100 பேரு வந்து, அப்டியே போய் வந்து உட்கார்ந்துட்டோம் டிராபிக் பண்ணிட்டோம்.
ம்ஹ்ம். சரிங்க. அவ்ளதான் நமக்கு தான் லெட்டர் கையில இருக்கு. எதா இருந்தாலும் வேணுன்னா நாங்க இதுக்கு தான்.
அவ்ளோ தான். ஆமா. ஒடனே வந்து மீடியா வந்துருச்சு. ஒடனே வந்து செய்திகளல்லாம் வந்துருச்சு. இந்த மாரி வந்து இந்த கல்லூரி மாணவர்கள் வந்து உடனே அ உடனடியாக போராட்டம் பண்றாங்க. அ அப்டின்னு சொல்லி அ அவ்ரு ஹெட்லைன்ஸா வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்டின்னா, அந்த ட்விட்டர் அப்டின்கிற ஒரு விஷயத்ல வந்து அந்த ஹேஷ்ட்டேகா. ஜஸ்டிஸ் போர் அ வந்து திஸ் எக்ஸாம். அப்டின்னு போட்டாங்க.
அ. ம்ஹ்ம். ஓ! ஆ. சூப்பர். ஆ.
போகும்போது அது ரொம்ப ட்ரெண்டிங்ல போகும் இல்லையா? அந்த 1, 2, 3, அப்டின்னு சொல்லி. அதுல வந்து நல்ல ட்ரெண்டிங்ல போய்ட்டே இருந்தது. போகும்போது அந்த நம்ப அவங்கள மட்டும் வந்து, அ ஹேஷ் டாக் செய்யாம யாரு யாரெல்லாம் இது சம்பந்தப்பட்ருக்கா? இந்த தேர்வு முறைய வந்து யார் யார்ல்லாம் பார்ப்பா? ஒரு எஜுகேஷன்ல இருக்குற வந்து ஒரு தலைவர்கள் பார்ப்பாங்க இல்லயா? அவங்களல்லாம் வந்து சேர்த்து நாங்க வந்து டாக் பண்ணிவிட்டோம்.
ஆ. ம்ஹ்ம். ஆமா, ஆமா. ம். ஏன்னா ஒரு விஷயம் நாம சொல்லும்போது தெரியாது. ஊடகங்கள் வழியா போகும்போதுதான் ஒரு பரபரப்பு ஒரு பதட்டம் எல்லாமே அவங்களுக்கு வரும்.
கண்டிப்பா. ஒரு 2, 3 அரசியல் தலைவர வந்து, நாங்க ஹேஷ்டாக் பண்ணி டாக் பண்ணி விட்டுட்டோம். அப்போ அது ரொம்ப பெரிசா வந்து போச்சு. எல்லாரும் பார்த்தாங்க நெறைய youtube போன்ற வந்து செயலியிலல்லாம் வந்து நெறைய பேர் வந்து கொஞ்சம் பேசுனாங்க. என்ன விஷயம்? இதை பாருங்க. இந்த மாரி மாணவர்கள் வந்து போராட்டம் பண்றாங்க. ஒரு தேர்வுல வந்து ஒரு முறைகேடு இருக்கு. என்னென்னு பாருங்க? அப்டின்னு சொல்லி அந்த விஷயம் வந்ததுக்கு அப்புறம் நெறைய விஷயங்கள் வந்து எங்களுக்காக மாத்துனாங்க. அப்போ கண்டிப்பா. அப்ப இந்த மாரி போராட்டங்களுக்கு வந்து வெளியே எவ்வளவு தான் நம்ம போராட்டம் பண்ணாலும், இந்த சமூக ஊடகங்கள் வந்து நமக்கு ஒரு உதவியிருக்கு இல்லயா?
சூப்பர் ஆ. ம்ஹ்ம். ம். பரவாயில்ல.